பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில நல் நெறைய வந்து நம்ம பழக்கங்கள் வந்து வச்சிருப்போம். அது வந்து நல்ல பழக்கங்களா இருக்கும், கெட்ட பழக்கங்களா கூட இருக்கும். அது ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து இருக்கு. இப்ப வந்து, இப்ப நானே வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ம் அடிக்கடி வந்து முன்னாடிலாம் வந்து நான் தேநீர் வந்து பருகிகிட்டே இருந்தேன். அப்பறம் ஒரு கட்டத்தில என்னோட கணவர் வந்து, "இந்த மாரி அதெல்லாம் பகுர பருகாத. அது வந்து கெடுதல். ஏவ் ஏன்னா வந்து நீ வெறும் வயித்திலேயே நீ சாப்பிடுறது வந்து அது ரொம்பவே அ கெட்ட பழக்கம்." அப்படீன்ற மாரி சொன்னோன்னே, நான் கொஞ்சம் கொஞ்சமா கொறைச்சு, இப்ப வந்து சுத்தமாவே இல்லாம, அதுக்கு பதிலா வேறு ஒரு, அந்த பட்டைய போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணிய குடிக்கிறது செம்பருத்தி போட்டு குடி குடிக்கிறேன். அந்த மாரி விஷயங்கள் வந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில, நீங்க ஏதாவது ஒரு பழக்கத்தை, வந்து எப்படியாவது நீங்க மாத்தி அதை எப்படி எப்படிலாம் கொண்டு போயிட்டு இருக்கீங்க? அதை பத்தி என்னோட பகிர்ந்துக்க முடியுமா?
ஆமா. எனக்குமே வந்துட்டு, இந்த காஃபி குடிக்கிற பழக்கம் வந்து அதிகமா இருந்துச்சு. நெறையா காஃபி குடிச்சிட்டுருந்தேன், ஒரு நாளைக்கு 5 6ன்னு போயிட்டே இருந்தது.
அச்சச்சோ! <laughs> அது எதனால? அந்த ஒரு கோவம் வருமே, அதனால அப்படி குடிப்பீங்களா? இல்லை வந்து சும்மா சும்மா அந்த மாரியிருக்கா?
அப்புறம், நான் வந்துட்டு இல்ல அப்ப நான் ஒரு எக்ஸாம்க்கு படிச்சிட்டுருந்தேன். நான் அதனால கொஞ்சம் தூக்கம் வராம இருக்கணும், டயர்ட் ஆகாம இருக்கணுனு ஒரு 2 3 ஆ குடிச்சிட்டுருந்தேன் அப்பறம் அது ரொம்ப சிரமப்பட்டு தான் மாத்துனே. அதேமாரி லேட் நைட் முழிச்சிக்கிற பழக்கம். அதாவது எனக்கு நைட்ல படிக்க ரொம்ப புடிக்கும். ஏன்னா, அமைதியா இருக்கும்.
ஒரு ரிலாக்ஸுக்கு அது மாரி. ஆ, ஆ. சரி இந்த ரெஃப்ரெஷ்ஷா ஆகுறதுக்காக. ம் ம். இந்த காஃபி ஒரு சந்தேகம் ஒரு சந்தேகம். ஆ அந்த இப்ப நீங்க எவ்ளோ நேரம் நீங்க குடிச்ச அந்த ப அ என்னாது அந்த காஃபிய வந்து குடிச்சு, குடிச்சு திடீர்னு உங்களால எப்டி அத நிறுத்த முடிஞ்சிச்சு? அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும், அது ஏதோ படிப்படியா இல்ல, கம்மி கம்மியா குறச்சிட்டு வந்தீங்களா? இல்ல ஒரேடியா குறச்சிட்டு மாத்துனீங்களா?
ம். நான் மொதல்ல வந்துட்டு ஒரேடியா குடிக்க தான் ட்ரை பண்ணேன். ஆனா, அது ஒரு 4 நாள் கூட தாங்கல. திருப்பி அடுத்த நாள் 3 காஃபி குடிச்சுட்டேன். அப்புறம் தான் நான் யோசிச்சேன். சரி இது சரிப்பட்டு வராதாட்டு இருக்கு. மொதல்ல என்னன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல காஃபி போட இருந்தது. இங்க Narasus வந்துட்டு எங்க ஊர்ல அரைப்பாங்க. நாம அந்த அரைக்கிற இடத்துலேயே போய் வந்துட்டு நீங்க பிளெண்ட் கேட்டு வாயிட்டு வந்துக்கலாம். அதோட குவாலிட்டியே வந்து ரொம்ப நல்லாருக்கும். ஃப்ரெஷ்லி கிரவுண்டட்னா அத வாங்குன்னா, ஒரு ஒரு மாசத்துல தீர்ந்திருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இது, நல்ல ஃபிரஷ்ஷான ஒரு ஸ்மெல் ஆன ஒரு காஃபியா வந்து இருந்துச்சு. மொதல்ல நான் அத கட் பண்னே. அங்க போய் வாங்குறத வந்து நான் நிறுத்திட்டேன் சும்மா இந்த Bru, Sunriseலாம் வந்து பாக்கெட்ல கிடைக்கும்ல. அந்தமாரி வந்து நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப என்ன ஆச்சு
<laughs> ஓ! ஓ! பரவாலங்க. ஆ, ஆ. <laughs> ஆ. ஆமா. ஓ! இப்ப இதுக்குமே, இதுக்குமே ரொம்ப வேறுபாடுகள் இருக்காங்க? அந்த Narasusuன்னு சொன்னீங்கல.
ஆமா.
இந்த நரசூஸ் காஃபின்னு சொன்னீங்கல்ல, இப்போ நார்மலா நான் இந்த மாதிரி காஃபி தூள் தான் நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் அந்த அந்த பேர் நான் கேள்விப்பட்டுருக்கேன், நீங்க அதை போய் கம்பெனியில போய் வாங்குவீங்கன்னு சொன்னிங்கள, அது வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்குமா? அந்த மாரி கேட்குறேன்.
ஆமாங்க. கம்பெனியில போய் வாங்குறதனால, ஆக்சுவலி இப்ப நரசூஸ் பாக்கெட் ரூ.3 பாக்கெட் எல்லாம், நீங்க கடையில இருக்கும், ஆ ரூ. 2 பாக்கெட், ரூ. 3 பாக்கெட்லாம் இருக்கும், அதை நீங்க வாங்கினீங்கனா, அதுவும் ப்ரூ மாதிரியே தான் இருக்கும், பெரிசா வித்தியாசம் இருக்காது, ஆனா அரைக்கிறது
ஆமா, பார்த்துருக்கேன். ஓ நீங்க பல்க்கா வாங்கி வச்சிட்டேன்னு அது அப்படி சொல்ல வரீங்க, அந்த இத.
இல்லைங்க. அரைக்கிற இடத்துல போனீங்கனா, உங்களுக்கு பிரஷா தருவாங்க, பிரஷா நீங்க ரூ. 100 தருவாங்க.
ஆ அ சுவை அதிகமா இருக்குன்னு சொல்றீங்களா?
அவங்க அங்க தான் ஒரு சின்ன மணம் அந்த ஸ்மெல் அந்த பிளேவர் அதிகமா இருக்கு. ஏனா அந்த பிரஷா அரைச்சதுல, நம்ம கேட்டா வந்து நம்ம 20 சிக்கரி அப்படி கூட வாங்கலாம், 20 சிக்கரி 80 காஃபி அந்த மாதிரி வாங்கலாம், நம்ம கேட்கிற பிளெண்ட்இல வந்து அவங்க போட்டு தருவாங்க. நான் ஸ்டாண்டர்டா எப்பையும் பாதி 70 காஃபி, 30 சிக்ரி தான் வாங்குவேன், ஆனா அது பிரஷா கிரைண்ட் ஆகி அதை அந்த பாக்கெட்ல போட்டு சீல் பண்ணி தரப்போ, அது சரியான ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸா இருக்கும், நீங்க வீட்டுக்கு வந்தீங்கனா அந்த ஸ்மெல்லே போகாது. <tsk> அந்த ஒரு அந்த பாக்கெட் இப்படி டப்பாவை திறக்குறப்பலாம் ஸ்மெல் வரும், சேர்த்து இன்னும் கொஞ்சம் காஃபி தூள் போட்டு குடி
ஓ சரி, சரி. ம், ம், ம். ஆமா. ஓ! சரி, சரி. ம். அ. ஓ! சரி, சரி. <chuckles> ஓ அப்பயே நம்மள குடு அதான் அப்பயும் உங்களுக்கு வந்து குடிக்கணும்னு தான் ஆசை வந்துகிட்டே தான் இருக்கும், இப்படி இருந்தா.
ஆமா. "கொஞ்சம் சேர்த்துப் போட்டு குடிக்கலாம்." அப்பிடின்னு தான் தோணிட்டே வந்து இருக்கும். அந்தமாரி இருக்கிறப்போ, எனக்கு அது அப்பிடி தான் வந்து தோணுச்சு. "என்னடா! இது" அப்பிடின்னு சொ அதனால நான் முதல காஃபித்தூள கட் பண்ணி, எங்க அம்மாட்ட சொல்ட்டேன். இனிமேலு இங்க வாங்குனா சாதாரணமா 'சன்ரைஸ்' வாங்கலான்னு. அப்ப 'சன்ரைஸ்ஸோ' இல்ல வந்துட்டு 'ப்ரூவோ' வாங்கினப்போ, அது கொஞ்சம், உங்களுக்கு தெரியும்ல. அந்த அந்த கொஞ்சம் அந்த ஒரு டேஸ்ட் வந்து மாறுச்சு. அப்பயே வந்துட்டு 2 காஃபி குறைஞ்சிருச்சு. 5ல 2, 3 கட் ஆயிடுச்சு. 2 மட்டும் இருந்தது.
ம். அ. <laughs> வித்தியாசம். வரோம். அ, ஆ. <laughs> பரவால்ல. சுலபமா வந்து நீங்க அப்பிடியே குறச்சிட்டு வந்தீங்க. ம், சொல்லுங்க.
அ அப்புறம் அப்பிடியே பால் வாங்குறது குறச்சாங்க. எனக்கு வந்து நல்லா 'பால் காஃபி' போட்டு குடிக்க தான் பிடிக்கும். பெரிசா வர காஃபியும் பிடிக்கும்! வர காஃபி, சுகர் கம்மியா போட்டு குடிச்சிக்க எனக்கு புடிக்கும். ஆனா அதிகமா, நல்ல ஒரு 'ஃபில்டர் காஃபி', ஒரு பால் ஊத்தி, நாட்டு சர்க்கரை போட்டு, எனக்கு அந்தமாரி நல்லா நல்ல சுகர் தூக்கலா ஒரு காஃபி, நான் குடிப்பேன். ச அது ரொம்ப, அது <tsk> ஜஸ்ட், டேஸ்ட்க்கு குடிக்கிற காஃபி வந்து அந்த மாரி. அப்பிடி இருக்கிறப்போ பால் வாங்குறதே எங்க அம்மா குறச்சிட்டாங்க. வாங்கி தயிர் போட்டுட்டு, 1 டம்ளர் மட்டும் பிரிட்ஜ்ல வப்பாங்க. <tsk> 1 காஃபி மட்டும் குடிச்சிக்கிட்டும். ஆமா. அதுக்கு மேல
அ. சரி. <chuckles> அ. சரி, சரி. உங்களுக்காக, அ, அ. இப்ப நீங்க இந்த மாரி வேற காஃபி குடிக்கிறீங்கல்ல. இந்த என்னது, டே என்னது? இப்ப ப டிக்காஷன் மாரி, இந்த மாரி சொன்னீங்கல்ல. அ, அது வந்து உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்ஷா ஆறமாரி இருக்குமா? ஏன்னா வந்து நீங்க வந்து படிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அது வந்து உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுதுமா? ஒரு எ எனர்ஜி மாரி கொண்டு வருமா? அதுக்கு கேக்குறேன்.
'சன்ரைஸ்'. ஆமா. என்ன பண்ணாலும் அதுவும் காஃபி தான். அதுவும் நல்லா தான் இருக்கும். எனக்கு பிடிக்கும். எனக்கு அந்த கசப்பு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு அந்த காஃபிக்குன்னு ஒரு கசப்பு இருக்குல்ல. காஃபிக்கு ஒரு கசப்பு இருக்கும். டார்க் சாக்லேட்க்கு வந்து ஒரு கசப்பு இருக்கும். அந்தக் கசப்பு எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். ஆ, அது ஒரு அதுக்குன்னு இருக்குற அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு அவ்ளோ இஷ்டம். அதனால எப்பவுமே வந்துட்டு எங்க வீட்ல அவுங்க 2 பேரும் ஒரு ரேஷியோல வந்துட்டு காஃபி போட்டு குடிக்கிறாங்கன்னா, நான் இன்னும் கொஞ்சம் தூள் சேர்த்திப் போட்டு குடிப்பேன். எங்க அம்மா சொல்லுவாங்க. மாரி கசக்குது அப்டிம்பாங்க.
ம். ஓ! சரி சரி. ஆமாமா. ஆமா, ஆமாங்க. <laughs> ஓ! <chuckles> அதான் இந்தமாரி ஆண்கள் தான் இந்தமாரி குடிச்சு நான் பார்த்துருக்கேன் <chuckles> இப்ப முதல் முறையா உங்கள தான் நான் இப்ப பார்க்குறேன். ம். சொல்லுங்க.
அதனால ரொம்ப இதா இருந்துச்சு. அப்புறம் அப்டியே பாலையும் குறச்சு எப்டியோ கஷ்டப்பட்டு வந்துட்டு இப்போ இப்போ கூட வந்துட்டு அன்னக்கி இப்ப நீங்க உங்ககிட்ட பேசுனேன்ல, எனக்கு ஒரு காஃபி குடிக்கணுனு தோணுது. ஆனா நோ அப்டின்ட்டு நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்.
<laughs> ஆமா. கண்ட்ரோல் ஆ. என்னைக்காவது இப்ப நீங்க வந்து வெளி ஏதாவது வெளியூரும் எங்கே போறீங்க! அப்ப அந்த விருந்தினர் வீட்டுக்கு போறப்ப அவுங்க கண்டிப்பா போட்டு வந்து குடுப்பாங்க. அப்ப அந்தமாரி நேரங்கள தவிர்த்துருவீங்களா? இல்ல வந்து சரி நம்மளுக்கு இதான் சான்ஸுன்னு குடிச்சுருவீங்களா?
வெளில எங்கேயாவது போயி அந்த விருந்தினர் வீட்ல வந்து போட்டுட்டு வந்து குடுக்குறப்போ குடிச்சிருவேன். <chuckles> இதான் சான்ஸ்ஸுன்னு குடி யாராவது சில சில பேரெல்லாம் ரொம்ப நல்லா காஃபி போட்டிருந்தாங்கன்னா, நல்லா பாராட்டிட்டுலாம் நான் வருவேன். எனக்கு அதெல்லாம் கூச்சமே பட மாட்டேன். இப்போ நான் அன்னைக்கு ஒன் பிளஸ் என்னோட ஃபோன ரிப்பேர் பண்றதுக்காக நான் ஒன் பிளஸ் கடைக்கு போயிருந்தேன். கோயம்புத்தூர்ல ஒன் பிளஸ்க்கு பெரிய சர்விஸ் சென்டர் இருக்கு. அங்க வந்து ப்ரீ காஃபி மிசின் 1 இருக்கு. போன் வந்துட்டு அவுங்க ஒரு 0:30அன் ஹவர் ஆவுன்னாங்க. வெயிட் பண்ணி ஒரு தடவ போய் பில்டர் காஃபி பில்டர் காஃபி அட்டாச்மெண்ட்ல குடிச்சேன். அதில எனக்கு இந்த டிக்காஷன் பத்தல, அதனால மறுபடியும் இன்னொரு தடவை போய் நான் ஸ்ட்ராங் காஃபி இதில குடிச்ட்டு வந்தேன்.
<chuckles> ஆ. ம். சரி. ஆ. ஆ. <chuckles> ஆ. <laughs> பரவால்லங்க ஒரு கூச்சமே இல்லாம வந்து ஒரு சிலர் தயங்குவாங்கல்ல பொது எடத்துல போய் போய் குடிக்கிறதுக்கு, ஆனா அந் அப்படிப்பட்ட ஆள் நானும், ஆ,
ப்போ ஜூவல்லரி ஷாப் ல்லாம் போனா நானே கேட்ருவேன். "காஃபி குடுங்க" அப்டிண்ட்ரு
<laughs> பரவால்லங்க. இதுவும் ஒரு இத் என்ன சொல்றது, ஒரு எதிர்பாராம ஒரு செயல் தான். நல்ல விஷயம் தான். ய எதையும் யோசிக்காம பண்றது. இந்த மாரி விஷயங்கள் வந்து இப்ப ஆனா இந்த மாரி குளுர்கால இதுக்கலாம் நம்ம கண்டிப்பா உங்களுக்கு தேவப்படும்ல! அதெல்லாம் நீங்க எப்டி வந்து சமாளிச்சிங்க?
கிரீன் டீ எனக்கு புடிக்குங்க, கிரீன் டீயுமே லைட்டா கசக்கதான செய்யும், எனக்கு அதனால கிரீன் டீ பிரச்சன இல்ல. நான் சம் டைம் கிரீன் டீ போட்டு குடிச்சுருவேன். எ கிரீன் டீ ஒண்ணும் அதனால, அவ்ளோ ஃபெனிஃபிஷியல் ஆ ஆன்டி ஆக்சிடெட்ஸ் அப்பிடியெல்லாம் இல்ல. ஆனா காஃபி அளவுக்கு அது மோசமும் இல்ல. அது ஜஸ்ட் ஒரு காய வச்ச டீ பவுடர். அப்பா வந்து அங்க கேரளாவுல இருக்காங்க. அதனால அவரு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல கிரீன் டீயோ வாங்கிட்டு வருவாங்க. ஒரு, ஒரு மாரி, ஒரு ஆர்கானிக் கா கிடைக்கும்ல, அந்தமாரி வாங்கிட்டு வருவாரு. அதனால பிரச்சன இல்ல.
குளுர்கால நேரங்களும், ம். ஆமா. <laughs> ஆ. ஆமா, ஆமா. ம். நல்ல விஷயங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு வந்து பழக்கம் இருக்கு. அத நீங்க ஏதாவது மாத்தியிருக்கீங்களா? அது அதுக்கான படி என்ன மாரியான படிகள் வந்து மேற்கொண்டீங்க? அத பத்தி சொல்ல முடியுமா?
தூக்கம், தூக்கம் வந்துட்டு எப்பிடின்னா வந்து ராத்திரி நான் தூங்கவே மாட்டேன். படிச்சுட்டிருப்பேன். நான் என்ன நெனச்சிட்ருந்தேன்னா எனக்கு வந்து ராத்திரி படிக்கனுங்குறதுனால எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு நெனச்சேன். ஆனா அதுக்காரணம் இல்ல. நான் சொன்னேன்ல்ல! இந்த படிக்கிறப்ப இப்பிடி காஃபி குடிப்பேன் அப்பிடின்னு சொல்லி. அந்த காஃபி நான் அப்பிடியே விழிச்சிருக்க செஞ்சுகிட்டேருந்துருக்கு. என்னோட ஷெட்யூல் ல கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு நான் காஃபிய கொறைக்கறப்பயே தூக்கம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருச்சு. நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வர ஆரம்பிச்சுருச்சு. 5:00 மணி நேரமா, 6:00 மணி நேரம் நல்ல ஒரு உறக்கம் கெடைக்க ஆரம்பிச்ச உடனே
ஆ. ஆமாங்க. ஓ! ம், ம், ம். பகல்ல கூட கு தூங்காம தான் இருப்பீங்களா?
பகல்லேயே சரியால்லாம் தூங்க மாட்டேன். ஒரு 2, 3 மணி நேரத்துல எந்திருச்சிருவேன். சாப்பிடுவேன். அப்பறம்
ஆமா. அது வெளிச்சம் இருக்கும். சத்தம் கேட்கும்.
எங்க வீட்ல பெருசா அந்த பிரச்சனைலாம் இருக்காது. அமைதியா தான் இருக்கும். ஏன்னா நான் மட்டும் தான் அதிக நேரம் இருப்பேன். அம்மா, அப்பா வேலைக்கு போய்ருவாங்க. ஆனா, <tsk> கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்ல. நம்ம ப்ரெயின் தூங்கணும்ல்ல, நம்ம தூங்கணும்னு நெனைச்சாலும். அது வேற, தூங்கியே தொலைக்காது. அந்த மாரி போய்ட்டு இருந்தது. காஃபி கொறச்சப்பயே, அங்க எதோ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆன மாரி இருந்தது. அதுக்கப்பறம் தான் வந்துட்டு, இந்த சர்க்கேடியம் ரிதம்ன்னு சொல்லி சொல்லுவாங்கல. அ சன் செட் ஆகுறப்ப நம்மளும் தூங்கணும். சன் ரைஸ் ஆகுறப்ப நம்மளும் எந்திரிக்கணும். அது ரொம்பவே இம்போர்டன்ட்டுன்னுல்லாம் வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி, கொஞ்சம் ட்ரை பண்னேன். அ ஒரு ஸ்லீப் டைமர் ஒண்ணு இருக்கு. ஒரு ஆப் இருக்கு ஃபோன்ல. அது என்ன பண்ணும்னா, நீங்க வந்துட்டு காலையில ஒரு 8:00 மணிக்கு எந்திரிக்கணும்னு வச்சுக்கோங்க. 8 டூ 7:45 டூ 8:15ன்னு நீங்க அதுக்கு ஒரு டைம் குடுத்துறணும். அது வந்துட்டு நைட்டு ஃபுல்லா ஆன்லேயே தான் இருக்கும் அந்த ஆப். நீங்க தூங்குறப்போ உங்ககிட்டேருந்து வர்ற சத்தம் அது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் கால்குலேட் பண்ணும். அது ஒரு மாரி சுத்தி சுத்தி சவுண்ட வச்சு, எல்லாத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணும். கால்குலேட் பண்ணி அது என்ன பண்ணீரும், கடைசியில வந்துட்டு அம் நம்ம நம்ம தூங்குறதே வந்து சில நேரங்கள் இருக்கு. நம்ம தூங்குறது இப்போ 1 மணி நேரம் தூங்குகுறோம்ன்னா, அதுல ஒரு 1/2 மணி நேரம் டீப் ஸ்லீப்ல இருப்போம். ஒரு 1/2 மணி நேரம் வே வேக்கன்ட் ஸ்டேட்ல இருப்போம். பிரிச்சுக்கும் நம்ம ப்ரெயினே. எல்லா நேரமும் நம்ம முழு முழுசா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்க மாட்டோம். அது எப்படீன்னா, சில நேரங்கள்ல உங்க அம்மா வந்து உங்கள தட்டி எழுப்புவாங்க. அப்ப நீங்க எந்திரிச்சுருவீ எந்திரிக்கவே மாட்டீங்க. ஆனா சில நேரம் ரூமுக்குள்ள வந்து அவுங்க லைட்ட மட்டும் தான் போட்ருப்பாங்க. அதுக்கே எந்திரிச்சுருவீங்க. அந்த ஒரு அவேக்கன் ஸ்டேட்ல இருக்குறப்போ தான், அந்த சேஞ்சஸ் வரும். ஆனா கேட்டா, நம்ம இன்னும் எல்லாருமே வந்து எல்லா நேரமும் அவ்வளோ அசந்தெல்லாம் தூங்க மாட்டோம். அது வந்து எப்புடியோ ஓரளவுக்கு ட்ராக் பண்ணிரும்னு வச்சுக்கோங்களேன். ட்ராக் பண்ணி, அது அந்த அலாரம் அடிக்கும். 8 1/4க்குள்ள ஒரு நேரம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து அந்த ஆ ஆப் வொர்க் ஆகு ஆமா. அது வொர்க் ஆகுதா? இல்லையான்னு செக் பண்றதுக்காகவே நான் கொஞ்சம் ஒழுங்கா தூங்க ஆரம்பிச்சுட்டேன்.
ஒரு இரவு மாதிரி வந்து அப்படி இருக்காது. ம். சரி, சரி. ஆமாங்க. <laughs> ஆ. ஆமாங்க. ம். ம். சரி. ஆ. ம். ஓ! ம். கண்டிப்பாங்க. ஆமாங்க. அது நடந் நடந்திருக்கு. கண்டிப்பா. ம். ஓ! நீங்க அத பயன்படுத்துவீங்களா? <laughs> பரவால்லங்க. அதுக்கப்புறம் இப்போ நல்லா நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவும்
ஆ இப்போ அதிகபட்சம் ராத்திரி ஒரு 12்:30 அதுக்கு மேல நான் முழிச்சிருக்குறதில்ல, நான் தூங்கிர்றேன். தூங்குனாலும் எனக்கு இப்போ ஒரு டீப் ஸ்லீப் காலைல ஒரு 7:00 மணிக்கு எந்திரிப்பேன். 7:00 டூ 8:00 போல எந்திரிச்சுருவேன்.
காலையில ஆ. நல்ல விஷயங்க. இந்தய இந்த பழக்கத்தையே வந்து ரொம்ப அழகாவே நீங்க வந்து மாத்தி அமைச்சிருக்கீங்கன்னு சொல்ல வரீங்க. அதுக்கான மு படிகள் வந்து நீங்க எதுவும் எடுத்தீங்களா? இந்தமாரி நீங்க லேட்டா தூங்குறது வந்து வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா நீங்க படிக்கிறீங்கன்னு விட்டுருவாங்களோ!
ஆ, படிக்கிறேன்னு சொல்லி விட்ருவாங்க. நல்லா படிக்கிற பிள்ளை. வேலைக்கு வேற போயிட்டா, அதனால, அவுங்களுக்கு வந்து "சரி போய் தொல!" அப்பிடின்ட்டு விட்டர்றாங்க நான் பொறுமையா எந்திரிச்சு, அவன் லஞ்ச் டைம்ல தான் வந்து பிரேக் ஃபாஸ்ட் எதாவது சமச்சுகிட்டுருப்பேன். தோச ஊத்திட்ருப்பேன்.
ம். <laughs> சேரி, சேரி, சே அட கடவுளே! <laughs> ஆ, ரொம்ப லேட்டா தான் பண்ணுவீங்க போல. ம்.
என்னோட அக்கா பையன் ஒருத்தன் இருக்கான். அவன்ட்ட போயி யாராவது வந்து சித்தி என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அவன் இப்பிடி கைய கன்னத்தில வச்சி காட்டி "தூங்குது" அப்பிடின்ட்டு போவான்
ம். <laughs> ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. அவன், அவன் இவ் தலையிலயும். இந்த மாதிரி அ, தூங்குறீங்க அப்பிடின்ட்டு. ம். நீங்க ரொம்பவே
ஆம். இப்போல்லாம் கேட்டா சித்தி கேக் பண்ணுதுன்ட்டு போறான். அவனுக்கு வந்து
<laughs> ம். பாருங்க, நீங்க ரொம்ப அழகா வந்து இந்தமாரி பகிந்துகிட்டீங்க. எனக்கு வந்து இந்தமாரி காஃபி குடிக்கிற பழக்கம் வந்து அதிகமாவே இருந்துச்சு. அது என்னால அ, முதல்ல வந்து என்ன அது வந்து கட்டுப்படுத்தவே முடியல, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம், கொஞ்சமா வந்து அத வந்து அ, தவிர்த்துக்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்பயுமே வந்து எனக்கு குடிக்கணுன்னு தோணுச்சுனா, என்னால முடியல, குடிக்கணும் அப்பிடின்ற மாரி சொன்னீங்க. "அதுக்கான படிகள் வந்து நான் நெறையாவே எடுத்தேன், அது வந்து பலனும் அடிச்சு அளிச்சது" அப்பிடின்னு ரொம்ப அழகா வந்து என்ட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள்ட்ட பேசுனது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு. மீண்டும் பேசுவோம். நன்றிங்க!
ம். அப்புறம்